அதுக்கப்பறம் வந்து மாட்டு பொங்கல். அதாவது நமக்கு உழவர்தக்கு உதவியா இருந்த மாடுகளுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள். அதுக்கப்பறம் காணும் பொங்கல். இது உறவினர்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு சாப்பாடு கட்டிக்கிட்டு வெளிய போயி, ஒண்ணா நேரம் செலவிடுறதெல்லாம் வந்து இந்த பண்டிகைகள்ல வந்து நடக்கும்.
ஆ. ம். ஆ. சரி, சரி. ஆ. ஆ. ம். ம். ம். ஆ எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நீங்க சொல்லும்போது வந்து, இப்ப மாட்டு பொங்கல் சொன்னீங்க. அ மாடுலாம் இப்ப குறைஞ்சு, நெறைய இயந்திரம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா வந்து, அதுதான் உழுவுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து உறவினர்கள்லாம் சந்திப்போம்ன்னு சொன்னீங்கல்ல. அ அ இப்ப உறவினர்கள்ல்லாம் வந்து, எல்லாம் வேலைக்கு போகணும். அதாவது கிராமத்துக்குலாம் வராங்களா? இதனால வந்து வ வேலையில விடுப்பு கெடைக்கல. அப்பறம் பேருந்துல பயண சீட்டு கிடைக்கல. இப்படில்லாம் சொல்றாங்க. அ அதான் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குன்னுங் நெனைக்கிறீங்க, இந்த பொங்கல் விழா?
சொல்லுங்க. ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. ம். கண்டிப்பா. இது வந்து முன்னாடி அதாவது நாங்கல்லாம் வந்து குழந்தையா இருக்கும் பொழுது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. மாட்டு வண்டியில போறது, மலைக்கு போறது, கோட்டைக்கு போறது அந்த மாதிரில்லாம் இருந்தது. இப்ப வந்து, நம் விடுப்பு நாட்களே வந்து கம்மியா தான் தர்றாங்க.
ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. ம்.
இப்போ இந்த மாரி நேரத்தில மக்கள் என்ன பண்ணலாம்ன்னா, அவங்களோட சொந்த விடுப்புகளை எடுத்துகிட்டு தன்னோட பாரம்பரிய பண்டிகைகள வந்து அவங்க வந்து கொண்டாடணும். விடுப்பெடுத்து அதுக்குன்னு அவங்க ஊருக்கோ, இல்லை அவங்க சொந்த இடத்துக்கோ போயி உறவினர்களோட இ ஒரு ஒருத்தரும் வந்து தனி முயற்சி எடுத்து வந்து இத வந்து கொண்டாடணும்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம்.
ஏன்னா இது ஒரு ஊர்ல மட்டும் கொண்டாடக்கூடிய விஷயம் இல்ல. இப்போ, வட இந்தியால்லாம் பார்த்தீங்க அப்படீன்னா, இத வந்து உத்தராயண் அ அதாவது என்ன சொல்றது? பட்டம் விடுதல், பட்டம் விடுறத வச்சு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க, இதே பொங்கல. அவங்க வந்து பொங்கல்ன்னு கொண்டாட மாட்டாங்க. அவங்க வந்து கைட் ஃபெஸ்டிவல் அப்படீன்னு கொண்டாடுவாங்க. ஆனா
ம். ம். ம். ஆ. ஆ. ஓ! சரி, சரி. ம். ம். ஆமா. ஆந் ஆந்திர மாநிலத்தில கூட கொண்டாடுவாங்கல்ல இதை பத்தி. ஆ சங்கராந்தியோ எதோ? ஆ, ஆ. ஆ.
ஆமா. அது வந்து சங்கராந்தி. ஆமா கரெக்ட். அந்த மாதிரியும் கொண்டாடுவாங்க.

ம்.
இலையுதிர் காலத்தில வந்து இந்த தீபாவளியை வந்து கொண்டாடுவாங்க.
ம்.
ஏன் தீபாவளி வந்து அந்த காலத்தில கொண்டாடுறாங்கனா, அந்த காலத்தில வந்து இந்த
ம்.
அந்த நாள் வந்து ரொம்ப நீட் நீட்டமான நாள். அது வந்து ரொம்ப இருளோன்னு இருக்கும், அன்னைக்கு வந்து அமாவாசை. நம்ப ஒரு வருஷத்திலேயே, அன்னைக்கு தான் வந்து ரொம்ப நீட் லாங்கஸ்ட். ஆ. ஆமா. ஆமா. அமாவாசை. நோ என்ன சொல்லுவாங்கனா இங்கிலீஷ்ல்ல வந்து "நோ மூன் டே" அப்டின்னு சொல்லுவாங்.
ம். ம். ம், ம். ம். அமாவாசைங்கிறீங்க. ம், ம். ம். ஆ ஆ, சரி, சரி, சரி. அ.
அதனால தான் நம்ம வந்து தீபாவளிய வந்து அன்னைக்கு கொண்டாடுறோம். அன்னைக்கு எல்லார் வீட்லயும் வந்து விளக்கேத்தி, ஒரு இயற்கையான வெளிச்சம் இல்ல அப்படின்ற பட்சத்தில, நம்ப ஒரு விளக்கேத்தி பட்டாசு வெடிச்சு, அந்த மாதிரி வந்து அந்த நாள வந்து கொண்டாடுறோம்.
ம். ம். ம், ம். ஓ, ஓ. ஓ! புரியுது, புரியுது. அதுதான் தீப ஒளி ஏத்துறாங்கங்கிறீங்க. இருட்டா இருக்கதுனால.
ஆமா ஆமா ஆமா.
ஆ சரி, சரி. வேற என்னலாம் பண்ணுவாங்க, தீபாவளினா எல்லாரும்?
தீபாவளி அன்னைக்கு அவங்கவங்களுடைய பலகாரங்கள், அவங்கவங்க வீட்டு வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி பலகாரங்கள், புத்தாடை அப்புறம் வெடி வெடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க. உறவினர்களுக்கெல்லாம் வந்து, இனிப்புகள் வழங்குவாங்க. அதிரசம், தட்ட அந்த மாதிரி விஷயங்களும் வழங்குவாங்க.
ம். ம். ம், ம். ம். ம். ம், ம். ஆ. இதில வந்து இந்தியா முழுவதும் கொண்டாடுறாங்களா என்ன தீபாவளிய?